ஆ வாழ்க்கையில பண்ண முதல் முறையா பண்ற விஷயங்கள் வந்து நம்மளோட நினைவுல எப்பயுமே இருக்கும். அ சில நேரம் சாதாரணமா அது நமக்கு ஞாபகத்துல இல்லேனாலும், அத பத்தின விஷயங்கள் ஏதாவது பார்க்கும்போது அந்த நினைவு நமக்கு வரும். அந்த மாதிரி நீங்க முதல் முதல்ல உங்க நண்பர்களோடயோ, இல்ல ஒரு நண்பரோடு விளையாடுன விளையாட்ட பத்தியோ, அப்ப நடந்த விஷயங்கள்லாம் இன்னும் உங்க நினைவுல இருக்கா?
ஆ கண்டிப்பாங்க. ஏன்னா என்னோட நினைவுல இன்னமும் இருக்கு. ஏன் அத சொல்றேன் அப்பிடின்னா, பண்ண விஷயம் அந்தமாரி! <chuckles> அது நான் சொல்றேன் உங்களுக்கு. பாத்தீங்கன்னா, அப்ப வந்து நான் அ எல்கேஜி படிச்சிட்டு இருந்தேன்.
ம்ஹ்ம். ஓ! <laughs> ம், சொல்லுங்க. ஓ.
அப்போ வந்து நாங்க வந்து எங்களோட பாட்டி வீட்டுக்கு பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன வீடு இருந்தது. சோ அப்பா, அம்மா, அ நானு பிளஸ் தம்பி அங்க தான் தங்கியிருந்தோம். அந்த வீட்டுக்கு பக்கத்துல பார்த்தீங்கன்னா, இன்னொரு வீடு இருந் அத பக்கத்து நெய்பர்ஹூட் சொல்லுவாங்கள்ல. சோ அங்க வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட வயசுலேயே ஒரு பையன் இருந்தான்.
ஆமா. ம்ஹ்ம்.
நான் வந்து வீட்டுக்குள்ள, அப்பயே எங்க அம்மா வந்து கொஞ்சம் மிரட்டி, அந்த மாரி தான் பண்ணுவாங்க. ஏன் நல்லா ஞாபகம் இருக்கு. வந்து அப்பயே எனக்கு கொஞ்சம் பயம்.
ஓ! <chuckles>
ஆனா அந்த பையன் வந்து பார்த்தீங்கனா, அது எந்த ஒரு பயமும் இல்லாம ரொம்ப துரு துருன்னு இருப்பான். எல்லாமே வந்து கொஞ்சம் போல்ட்டா இருப்பான்.
ஓ.
என்னய விட ஒரு வருஷம் வந்து பெரியவன் அவன். அப்போ UKG ஏதோ படிச்சிட்டு இருப்பான். சோ, அதனால அவன் என்ன சொல்றானோ, அத தான் நான் கேட்டுட்டு இருந்தேன். சோ, 2 பேரும் சேர்ந்து தான் நாங்க சுத்துவோம், இல்ல, இந்த மாரி விளையாடுவதும் சரி, அததான் பண்ணிட்டு இருந்தோம்.
ம்ஹ்ம். ம்ஹ்ம்.
விளையாட்றது என்ன பார்த்தீங்க அப்டின்னா, அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மேஜிக் ஷோலாம் அப்ப நடக்கும். நான் வந்து பார்த்தீங்கனா, ஒரு 2000த்தி அ ஸ் ரெண்டாயி அ சாரி 1998 அந்த சே அந்த ரேஞ்சுல சொல்றேன்.
ஓ.
அப்போ வந்து டிவில வந்து மேஜிக் ஷோஸ்லாம் அந்த ஒரு ஷோவாவே போடுவாங்க. ஒரு 1/2 அன் அவர், 1/2 அன் அவர் அப்டின்னு சொல்லிட்டு, அந்த பொதிகை டிவிலலாம். சோ, அத பார்த்துட்டு என்ன பண்ணோம். நம்மளும் ஒரு மேஜிக் பண்ணலாம்னு சொல்லிட்டு, அந்த பையன் என்னை கூட்டிட்டு போனான். என்ன பன்றது? பண்ணா கண்டுபுடிச்சுடுவாங்க, திட்டுவாங்க அப்டின்னு சொல்லிட்டு.
ம்ஹ்ம்.
நாங்க வந்து க் பக்கத்துல இருக்கிற ஒரு கிரவுண்ட்க்கு போறோம். போயிட்டு அந்த மெழுகுவர்த்தி இருக்கு, தெரியுங்களா?
ஆமா.
அத என்ன பண்ணுவாங்க, அத 2 ஆ உடச்சிட்டான். உடச்சிட்டு நடுவுல வச்சிட்டான்.
ம்ஹ்ம்.
அது சுத் அ அது 2 பக்கமும் பார்த்தீங்கன்னா, அந்த மெழுகுவர்த்திய விட கொஞ்சம் உயரமான கல்லு 2 சைடும் அடுக்கி வச்சிக்கிட்டாங்க.
ஓ!
இநத அப்பல்லாம் வந்து இந்த கார்க் இருக்கும். இந்த எப்பிடி சொல்றது? இப்பதான் இந்த ஜூஸ் பாட்டில்லாம் மேல அந்த மூடி வரும், தெரியுங்களா?
ஆமாமா.
அந்த மூடிய ஒண்ணுமே வச்சிருந்தான். அது ஒரு ரப்பர் அந்த ஒரு ரப்பர் இருக்கும்.
ஆஹா!
அந்த ரப்பர எடுத்துட்டு
ஓ!
மெழுவர்த்திய பத்த வச்சுட்டு, அது மேல அந்த கல்லுக்கு ந அ மேல வந்து, அடுப்புமாரி பண்ணி வச்சிட்டான்.
ஓ! சரி, சரி.
பண்ணி வச்சுட்டு, ஒரு கொஞ்சம் உடைச்ச மெழுகுல மீதி இருக்கும் தெரியுங்களா? அத வந்து நல்லா துண்டா வெட்டி, கட் பண்ணி வச்சுட்டான்.
ம்ஹ்ம்.
அந்த மெழுகுவர்த்திய பத்த வச்ச உடனே, அந்த கார்க்கு, அந்த மூடி வந்து சூடாவ ஆரம்பிச்சது.
ம்ஹ்ம்.
ஆன உடனே அவன் மெழுகு அந்த மெழுகு வந்து அது மேல போட்டான். நல்லா உருகிடுச்சு.
ஓ!
உருகின உடனே அவன், "இப்ப பாரு! நான் வந்து மேஜிக் பண்றேன். அப்பிடின்னு சொல்லிட்டு கைய வச்சு, ஜீபூம்பா" அப்பிடில்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தான். தண்ணீ எடுத்து தெளிச்சாங்க. தெளிச்ச உடனே தண்ணீ, தண்ணீ இருக்கு, தெரியுங்களா? இதெல்லாம் சூடாயி கொதிக்கிது அந்த இது, மெழுகு.
ஆஹா! என்னது? ஆமா. மெழுகு, ஆ.
அ இவன் என்கிட்ட, நான் இப்போ சின்ன பையன் இல்ல அந்த அளவுக்கு எனக்கு விவரம் தெரியாது. ஆனா அவன் ஏதோ பண்றான்னு சொல்லி பண்ணிட்டு இருந்தான். அப்ப ஜீ பூம்பா எல்லாம் போட்டு தண் தண்ணி எடுத்து தெளிச்சாங்க மேல. வெளிச்ச உடனே அப்படியே அந்த, அந்த பாம் வெடிச்ச ஒரு இதுவாகும் தெரியுங்களா? ஒரு புகையும் ஒரு வெப்பம் வரும் இல்ல. அது <chuckles> அந்த மாதிரி வந்துச்சுங்க. நான் ஆக்சுவல்ஆ அப்ப அந்த மாதிரி வந்த உடனே நான் 2 நாளா தூங்கவே இல்ல நைட் எல்லாம். எனக்கு அந்த கிட்ட பார்த்த உடனே ரொம்ப பயமாயிடுச்சு. அப்புறம் வீட்டில வேற கேட்டுட்டே இருந்தாங்க. எங்க அம்மா கேட்டுட்டு இருந்தாங்க. "என்னாச்சு என்னா ஒரு மாரி இருக்கு, ஒரு மாரி இருக்க?" அப்படின்னு சொல்லி. அப்புறம் 2 நாள் விளையாட விளையாடவே போகல நான் அவங்க கூட. அப் அப்புறம் சொன்னேன் நானு இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எங்க அம்மா அந்த பையன் வீட்டுக்கு வரும்போது கேட்டாங்க. "என்னப்பா இப்படி எல்லாம் பண்ற." அப்படின்னுட்டு. "இல்ல ஆண்டி இந்த மாதிரி நாங்க டிவி ல பார்த்தோம். அதனால ட்ரை பண்ணி பார்த்தோம்." அப்படின்னு சொல்லி அவன் விளையாட்டா சொல்லிட்டு இருந்தான். ஆனா எனக்கு அந்த ஒரு விளையாட்டை வந்து நான் எப்பவுமே மறக்கவே முடியாது.
<chuckles> <laughs> ஓ! <chuckles> <chuckles> <laughs> இல்ல, நீங்க சொல்லும்போது நானே ஆர்வமா கேட்டுட்ருந்தேன். எனக்கு என்ன தோணுச்சுனா, ஐயயோ உருகின மெழுகை ஏன்னா சிலர் அந்த காலத்தில அந்த உருகின மெழுகை க விரல்ல தொட்டு அது வந்து நம்ம விரலோடு ஒட்டிகிட்டு அப்புறம் கழண்டு வரும்போது அது குப்பிகளாகவும் அந்த மாதிரிலாம் ஏதோ பண்ண போறீங்க. <laughs> அப்படின்னு நான் வந்து காத்துட்ருந்தேன். ஆனா அது மேலே தண்ணி ஊத்துனா இப்படி ஒரு விஷயம் நடக்கும்னு எனக்குமே தெரியல.
ம்ஹ்ம். <chuckles> அது எனக்குமே அப்ப தெரியலைங்க. ஆனா. ஆனா அந்த விளையாட்டை என்னால மறக்கவே முடியல ஆக்சுவலா.
<chuckles> இப்போ, ஓ! அப்போ நீங்க விளையாண்ட அந்த சமயம் வேறு யாராவது அதை பார்த்துட்டாங்க, இல்ல அ உங்களுக்கு வீட்ல தெரிஞ்சா பிரச்சனை வந்துரும் அந்த மாதிரி உங்களுக்கு அது பயத்தை ஏற்படுத்துச்சா?
அ நிஜமாங்க. ஏன்னா நான் சொல்லவே இல்லையே. வீட்ல சொல்லவே இல்லையே. ஏன்னா என்னுடைய அந்த பயம் எனக்கு அப்டியே இருந்தது. சின்ன வயசுல அப்டியே இருந்தது. நான் வீட்டிலயே சொல்ல முடியாது. சொன்னா எங்க அம்மா என்னை அடிப்பாங்க திட்டுவாங்கன்னு தெரியும். அதனால அப்டியே சைலன்ட்டாவே இருந்தேன். ஆனா வீட்ல கண்டுபிடிச்சுட்டாங்க. இவன் இப்டி இருக்க மாட்டானே! விளையாடவும் போகல்லைங்களா? அதனால கொஞ்சம் டவுட் வந்துருச்சு அவங்களுக்கு. அதுக்கு அப்புறம் என்னை உட்கார வச்சு இதெல்லாம் சுத்து போட்டுட்டாங்க. சுத்து போட்டு என்னை கேட்ட உடனே, அப்புறம் நான் சொல்லிட்டேன், ஒளறிட்டேன். இல்ல இது மாதிரி ஆச்சு எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்ன ஒடனே, அப்போதான் நான் சொல்ல ஆரம்பிச்சேன் அவங்ககிட்ட.
ம்ஹ்ம். ம்ஹ்ம். ஓ! அந்த முதல் நண்பரே இப்பயும் உங்களோட தொடர்பில இருக்காங்களா? அதுக்கு ஏதாவது வா வாய்ப்புகள் இருக்கா?
அ இல்லங்க. அதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்க வேற ஒரு அ அ ஊருக்கு வந்து ஷிஃப்ட் ஆயிட்டோம். ஆனா, அவன் பேரு வந்து அ அது மட்டும் எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்கு. அவன் பேரு என்னன்னு எனக்கு இப்பவும் ஞாபகம் இருக்கு. ஆனா, இப்ப ஒரு ஃபியூச்சர்லையோ இல்ல அவனை நேர்லேயே பார்க்கும்போது கூட, எனக்கு அவனை ரிகாக்னைஸ் பண்ணுவேனா என்னன்னு எனக்கு தெரியல்ல. ஆனா அவன் பேரு மட்டும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு.
ஓ! ம்ஹ்ம். திற. ஓ! ஆஹ. ஓ! ஆனா இப்போ நீங்க சொன்னீங்க, இப்ப பார்த்தா வந்து உங்களால கண்டுபுடிக்க முடியுமா? அப்டின்னு தெரியலன்னு. ஆனா, அந்த சின்ன வயசுல அந்த நினைவு, என்னதான் அது பெருசா ஒரு சத்தம் எழுப்பி நீங்க பயந்திருந்தாலும் உங்க கூட விளையாடுன அந்த முகம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா?
இல்லங்க. மொகமும் எனக்கு ஞாபகம் இல்ல. ஆனா, பண்ண செயல்கள் மட்டும் தான் ஞாபகம் இருக்கு. ஆனா அவன் பேர் மட்டும் எனக்கு நல்லா பதிஞ்சுருச்சு.
ஓ! <laughs> <laughs> இது. ஆஹ.
ஏன்னா, அது ஆ சொல்லுங்க, சொல்லுங்க. கேளுங்க.
இல்ல இது வந்து அ சில நேரங்கள் நான் பார்த்துருக்கேன். இப்ப பள்ளிகள்ல கூட இந்த சயின்ஸ் ப்ராஜெக்ட் அப்டின்னு சொல்லி ஏதாவது செய்ய முதல் முறையா செய்யும்போது அதில ஏதாவது பிரச்சனைகள் வந்துரும். இல்ல, இந்த தொலைக்காட்சியில நீங்க சொன்ன மாதிரி மேஜிக் ஷோனு இல்ல சில அறிவியல் சம்மந்தமான அ இதெல்லாம் பார்த்துட்டு நாங்க கூட வீட்ல வந்து முயற்சி செஞ்சு பார்த்துருக்கோம். ஆனா, அப்பா அம்மா கூட இருந்துருக்காங்க. ஆனா இது வந்து முற்றிலும் வித்தியாசமான ஒரு அனுபவமா இருக்கு.
ம், ம். நிகழ்ச்சிலாம் போடுவாங்க. ம். பரவால்லையே! <chuckles> <laughs> இல்ல அப்பா அம்மா கூட இருந்தா கூட ஓரளவுக்கு கொஞ்சம் தைரியமா இருந்திருக்கும். ஆனா, அந்த டைம்ல வந்து, நான் மேஜிக்லாம் பண்ணி காட்டணும்ங்கிற ஆசையக் காட்டி கூட்டிட்டு போயிட்டான். கூட்டு போயிட்டு அத பண்ண உடனே அது என்னால எதிர்ப்பை மறக்க முடியாத ஒரு நெனைவா இருக்கும். அது தவிர்த்து எது எதனால அவனோட பேரும் வந்து அது அவனோட இதுவும் எனக்கு ஞாபகம் இருக்கு அப்டின்னா 2வது ஒரு சம்பவம் நடந்ததுங்க. என்ன ஆச்சு அப்டின்னா, அவங்க அ அம்மா வந்து அப்ப வந்து ரேஷன் கடைக்குலாம் போவாங்க.
<laughs> <laughs> ஓ! ம், ம்.
அவங்க அம்மா வந்து ரேஷன் கடைக்கு போய்ட்டாங்கன்னு சொல்லிட்டு, அவன் பையன் வந்து வீட்டில தனியா தான் இருந்தான். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு போல அவங்க அம்மா திரும்பி வரல. லேட் ஆயிடுச்சு கொஞ்சம். அதனால அவன் என்ன பண்னான், என்னை கூப்ட்டுட்டு சரி வாடா எங்க அம்மா போய் பார்த்துட்டு வரலாம்ன்னு, சொல்லிட்டு என்னை கூப்பிட்டான்.
ம்ஹ்ம். ஓ!
நானுமே எங்க அம்மா கிட்டலாம் சொல்லாம நானுமே அவன் கூட கிளம்பி போய்ட்டேன்.
<chuckles>
சரிங்களா! அவன் கூட்டிட்டு போறான் கூட்டிட்டு போறான். நானும் அவன் பின்னாடி போய்ட்டே இருக்கேன். ஒரு கட்டத்தில வந்து எனக்கு அழ ஆரம்பிச்சுட்டேன். ஏன்னா அவன் சின்ன வயசுல, என்ன எங்கேயோ போறோம்? என்ன இதுன்னு தெரியல. அப்புறம் அவன கேட்டால எனக்கும் வழி தெரியலன்னு, சொல்லி சொல்லிட்டான். 2 பேரும் உட்கார்ந்து அழுறோம். ரோட்லயே உட்கார்ந்துட்டு. உட்கார்ந்துட்டோம். உட்கார்ந்து அப்புறம் ஒரு அந்த ரேஷன் கடைக்கு கிட்ட வரைக்கும் போய்ட்டோம் நாங்க ஆனா.
ம்ஹ்ம். அடடா! ஐயயோ! ம்ஹ்ம்.
அங்கே ஒருத்தவங்க எங்கள பார்த்துட்டு ஒரு வயசானவங்க. எங்களை பார்த்து கேட்டாங்க "எதுக்கு அழுவுறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இல்ல, இந்த மாதிரி நாங்க எங்க அவங்க அம்மாவை தேடி வந்தோம். அப்படின்னு சொல்லி உடனே அவங்க எங்களை அழுத கொஞ்சம் சமாதானம் படுத்திட்டு, அவங்களுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க. கூட்டிட்டு போய்ட்டு, ஒக் அ பக்கத்தில தான் அவங்க வீடு. ஆனா வாசலே உட்கார வச்சாங்க. உட்கார வச்சுட்டு சர்க்கரை கொடுத்தாங்க எங்களுக்கு. இப்போ கொஞ்சம் நே சர்க்கரை சாப்பிடுங்க. யாராச்சும் வருவாங்களா உங்களைத் தேடி, அதனால நீங்க இங்கயே உட்காருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க.
ம்ஹ்ம். ஓ!
அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா ஒரு 1/2 மணி நேரத்தில வந்து எங்க அம்மா, அவங்க அம்மா எல்லாம் அப்படியே தேடிட்டு வர்றாங்க. அந்த சைடா. <chuckles> பார்த்த உடனே 2 பேருக்குமே செம அடி.
<laughs> அய்யயோ!
பொளந்துட்டாங்க. பிச்சுட்டாங்க. <chuckles>
<laughs>
அதுக்கு <chuckles> அப்புறம் அந்த பாட்டி தான் "இல்ல இல்ல. அடிக்காதீங்க ஆல்ரெடி பயந்து போயிருக்காங்க." அப்படின்னு சொல்லி சமாதானம் பண்ணி, அதுக்கு அப்புறம் எங்கள வீட்டுக்கு அனுப்பிச்சி வைச்சாங்க. அப்போதான் எனக்குமே ஒரு ஒரு எப்படி சொல்றது? ஒரு தைரியமாவும் இருந்தது அப்ப அந்த டைம்ல. ஆனா, இந்த 2 நினைவுகள வந்து நான் கண்டிப்பா மறக்கவே முடியல என்னால. ஆனா மத்தது எல்லாம் என்னன்னு எனக்கு சுத்தமா ஞாபகம் கிடையாது.
அஹம். ம்ஹ்ம்.
ஆனா இந்த 2 சம்பவம் வந்து எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. ஆனா ரொம்ப மனசை பாதிச்சதனால அது ஞாபகம் இருக்கு கரெக்ட்டா.
ஆனா, உங்களுக்கு இப்படி ஒரு நினைவுகள். அதாவது, இந்த 2 விஷயமுமே அதே நண்பர் தான் உங்க கூட இருந்திருக்காங்க. அது கொஞ்சம் சுவாரஸ்யமான விஷயம். இப்போ நீங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் உங்க கல்லூரி நாட்களையோ, அது இல்ல அதுக்கு அப்புறமோ யாராவது வந்து மேஜிக் ஷோ, அப்படின்னு சொன்னாலோ இல்லை தொலைக்காட்சியில அது சம்பந்தமா ஏதாவது பார்த்தாலோ இந்த நிகழ்வு உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருமா?
ஆமாங்க. ம். அ நிச்சயமாங்க. இப்போ ஒன்னும் இல்ல. இப்போ நான் முதன் முதல்ல அந்த டாபிக் பார்க்கும் போதே எனக்கு அதுதான் ஞாபகம் இருந்தது. சோ அதை பத்தி பேசலாம்ன்னுட்டு தான் நான் பேச ஆரம்பிச்சுட்டேன்.
<laughs> அதாவது இந்த மாரியான நினைவுகள் எதிர்பாராத விஷயமா தான் இருக்கும். எல்லா நேரமும் அது சந்தோஷமான, மகிழ்ச்சியான தருணங்களா இருக்காது. ஆனா, அதை இப்போ நினைச்சு பார்க்கும்போது, நமக்கு அது மகிழ்ச்சியான தருணமா மாறிடும். ச்சே என்ன இப்படிலாம் பண்ணியிருக்கோம் சின்ன வயசில நம்ம நம்பி போயிருக்கோம். அ நமக்கு வழி தெரியாதே! அதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது, சிரிப்பா இருக்கும். இப்போ நீங்க அ உங்க குடும்பத்தில இருக்க குழந்தைகளுக்கு இல்ல, அ உங்களோட நெருங்கிய உறவினர்களோட குழந்தைகளுக்கு, இந்த மாதிரி ஏதாவது விளையாட்டுக்கள் செஞ்சிருக்கீங்களா?
நிச்சயமா. ஆமாங்க. ஆ நிச்சயமாங்க. ஆ செஞ்சிருக்கேங்க. எங்களுடைய மாமாவோட பசங்க இருக்கிறாங்க. அப்ப வந்து நான் தான் கொஞ்சம் பெரியவன், அப்ப வந்து கொஞ்சம் ஒரு 7 8 அந்த மாதிரி போயிருந்துடுவேன். அப்போ நம்ம என்ன சொல்றோமோ, அதைதான் அவங்க கேட்பாங்க. நான் எப்போ அந்த டைம்ல கேட்டேனோ, அதே மாதிரி அவங்க நான் என்ன சொல்றேனோ, அதை தான் கேட்பாங்க. சும்மா இந்த சின்ன, சின்ன மேஜிக் பண்றது, இந்த கையை வந்து மறை விரலை வந்து மறை மறைச்சுட்டு வந்து பார்த்தீங்கனா, விரல் காணோம் அப்டின்னு சொல்லி இது பண்றது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க நம்பிருவாங்க. எப்டி பண்ணீங்க, எப்டி பண்ணீங்க எங்க போச்சு, விரல் எங்க போச்சு, அப்டின்னு சொல்லி அழுவுவாங்க. சோ, அப்போ வந்து அது கொஞ்சம் ஃபன் னா இருந்துச்சு அப்ப மகிழ்ச்சியாகவும் இருந்தது.
ம்ஹ்ம். <laughs> ஆ, ஆமாமா. <laughs> ஓ! அப்ப நமக்கு நடந்த மாதிரியான அந்த நினைவுகள நம்ப அடுத்த தலைமுறைக்கு கொடுத்துறணும். அப்பறம் நமக்கு சின்ன வயசுல முதல் முறையில பள்ளிக்கு போகும்போது, அது எல்கேஜியா இருக்கலாம். இல்ல நம்மளோட நினைவு எந்த அளவுக்கு இருக்கும். அப்ப நமக்கு நெருங்கிய தோழியோ, தோழனோ யாராது இருப்பாங்க. அந்த மாரி உங்கள நினைவுல உன்னும் யாராது இருக்காங்களா?
<chuckles> ம். அந்த மாரி அ சூழ்நிலையில பாத்தீங்கன்னா, நான் சொன்னேன் தெரியுங்களா? அந்த ஒரே ஒருத்தர் மட்டும் தான் எனக்கு நினைவுல இருக்காரு அப்டின்னு சொல்லிட்டு. அந்த 2 சம்
ஓ! பள்ளிக்கு போன நினைவுகள், அங்க பாத்த உங்களோட நண்பர்கள், தோழிகள் யாரும் உங்க நினைவுல இல்ல.
இல்ல. எனக்கு நிஜமாவே அந்த அந்த அந்த 2 சம்பவத்த தவிர எனக்கு சின்ன வயசுல வேற எந்த இதுவும் அந்த அளவுக்கு ஞாபகமே இல்ல எனக்கு. <chuckles>
<chuckles> <laughs> அதாது உங்களுக்கு ஒரு அதிர்ச்சி உற்ற சம்பவங்கள் தான் நினைவுல இருந்துருக்குன்றது ஆச்சரியமா இருக்கு.
ஆ நிச்சயமாங்க. ஏன்னா அந்த வயசுல வந்து எதும் தெரியாது வேற. ஆனா அந்த நல்லா கஷ்டப்பட்டதும் சரி, இல்ல எதோ, ஏதோ ஒரு பாதிச்சு இருக்கு. அதனால தான் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குன்னு நான் நம்புறேன்.
ம்ஹ்ம்.
அது எப்படி சொல்றதுன்னு எனக்கும் தெரியல.
<laughs> இப்ப சின்ன வயசுல சில விளையாட்டுக்கள், அது இந்த காலகட்டங்கள்ல இல்ல. அதாவது கோலி விளையாடுறது, தெருக்கள்ல வந்து கில்லி விளையாடுறது, பட்டம் விடுறது அந்த மாதிரி உங்களோட சின்ன வயசு நினைவுகள்ல எந்த விளையாட்ட அதிகமா நீங்க விளையாண்டுருக்கீங்க?
ஆமாங்க. கண்ணாம்மூச்சி தாங்க.
ஓ!
ஏன்னா, அப்போ வந்து, சின்ன சின்ன பசங்களா இருப்பாங்க. அது வந்து, அப்போ கொஞ்சம் ஈசியான விளையாட்டா அப்ப மாறிருச்சு. எங்களால கிரிக்கெட் விளையாட முடியாது. கோலியும் அந்த வயசில போய் விளையாட முடியாது. என்ன பண்ணுவோம்ன்னா, வீட்டுக்குள்ளேயே ஒளிஞ்சுப்போம். வீட்டுக்குள்ளேயே ஒளிஞ்சுக்கிட்டு, வீட்டுக்குள்ளேயே கண்டுபிடிக்கிறது அந்த மாரி தான் விளையாடிட்டு இருப்போம். அப்டி இல்லன்னா ஓடி பிடிச்சு விளாடுறது, "யார் போய் மொதல்ல தொடுகிறாங்களோ அவுங்கள ஆவுட்டு" அப்டின்னு சொல்லுவாங்க. சோ, அந்த மாரி தான் விளையாடுறது. ஆனா, இதெல்லாம் விளையாடிருக்கோம் நல்லா ஞாபகம் இருக்கு.
ம்ஹ்ம். ஓ! ஓ! ம்ஹ்ம். <chuckles> நான் இந்த மாரியான விளையாட்டுக்கள் தான், அந்த ஸ் ஒரு குழுவா வந்து சேந்துகிட்டு, கண்ணாமூச்சி விளையாடுறது, ஓடி விளையாடுறது. இப்போ வீட்ல இருக்க பெரியவங்கள வந்து தொந்தரவு செய்றது, எதையாவது தடுக்கி விழுந்து அடி வாங்குறதுன்னு இதுதான் நெறைய பேரோட நினைவுகள்ல இருக்கும். இந்த மாரியான விளையாட்டுக்கள் தான். ஆ நீங்க, சின்ன வயசில உங்களுக்கு ஞாபகம் இருக்கிற ஒரு ஒரு நல்ல ஒரு பயங்கரமான விஷயத்தை என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களோட பேசுனதில ரொம்ப மகிழ்ச்சி. உங்களோட நேரத்திற்கு நன்றி.
ஆ. <chuckles> அ நிச்சயமாங்க. ஆ நிச்சயமாங்க. ஆனா, நீங்களும் என்ன கேக்க கேக்க தான், என்னாலயும் பேச முடுஞ்சிது. எங்க என்னால உங்ககிட்டயும் பகிர்ந்துக்க முடுஞ்சிது. எனக்கும் மகிழ்ச்சி, உங்க கூட பேசுனதில.
நன்றி.
நன்றிங்க.